இப்ப எந்த த் ஒரு விழாவாகட்டும், வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சியாகட்டும், திருமணமாகட்டும், அ எந்த ஒரு நிகழ்வாகட்டும். அதில வந்து நம்ம ஒரு ஒரு ய அந்த சம்மந்தப்பட்ட நிகழ்வுக்கேற்ப ஒரு திரைப்பட பாடல் நமக்கு ஒன்றி வரும், அது அத நினைவூட்டுற வகையில. அந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த பாடல்கள், உங்களுடைய நிகழ்வுகள்ல நீங்க பாடியிருக்கீங்களா? நினைவூட்டுற மாரி பாடல்கள்லாம் அமஞ்சிருக்கா? அதை பத்திய அனுபவத்தை சொல்லுங்க.
ம். அப் பாடியிருக்கேனான்னு கேட்கிறது வ வ வந்து, நான் அந்த பாட்ட ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதனால வந்து தனியா இருக்கும்போது நான் பாடியிருக்கேங்க. அ அது என்னன்னா வந்து நீங்க பாத்திருந்தீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நான் பாக்குறன் உங்களுடைய மெமரி எந்த அளவுக்கு போதுன்னு நம்ம பார்ப்போம் இப்போ. அந்த காலத்தில வந்து இந்த பாட்டு இல்லாத திருமணமே இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு தருணம். அது என்ன பாட்டு தெரியுமா?
சரி. ம்ஹ்ம். ம். "100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் சேர்ந்து வர" அதான?
சரி சரி அதேதான் "சேர்ந்து விளங்க ஒன்றி வாழனும், சோடி குயில் போல்" அப்படிங்கிற பாட்ட போட்ட அதான் அதான். ஒரு திருமணம்னாலே அந்த பாட்டு கண்டிப்பா இருக்கும்.
ஆ. அருமையா. கேட்டாலே ஒரு நடனம் தானா வந்துருமே நமக்கு. அருமையா வந்துருமே.
ஆமாங்க. அ ஆமா. அந்த பாட்ட வந்து எத்தன வருஷம் ஆனாலும் சரி, அதை 100 வருஷம் அந்த மாப்பிள்ளை, பொண்ணும் வாழ்ந்து முடிச்சாலும் சரி, பாட்டு வாழ்ந்துகிட்ருக்கும் இல்லைங்களா?
ஆமாமா. அந்த பாடல் வந்து, நீங்க அந்த நடன அமைப்பு, அந்த காட்சி அமைப்ப பார்த்தீங்கன்னாலே, ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். நல்லா வந்து ரஜினி காமெடி பண்ணிட்டு, நடுவுல ஒரு 2 காமெடி நடிகர் எல்லாம் வச்சிட்டு நல்ல கருத்துள்ள பாடலும் கூட. பொண்ணும் மாப்ளையும் ஏன் சேர்ந்து வாழனும்? மணமக்கள். அப்படிங்கிற மாரி விஷயங்கள்லாம் அதில சொல்லிருப்பாங்க.
சரியா சொன்னீங்க. ஆமாங்க. ஆ. ஆமாங்க, சரியா சொன்னீங்க. அதுவும் ஆ இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த அ கல்யாணத்துலல்லாம் வந்து இந்த ஆர்கெஸ்ட்ராவ நம்ப கூப்பிடுறோம். அவங்க வந்த உடனே என்ன பாட்ட போடுவாங்க? சொல்லுங்க பார்க்கலாம்.
ம்ஹ்ம். ஆர்கெஸ்ட்ரா வந்த உடனே என்ன பாட்ட போடுவாங்க? ஆ சரியா ஞாபகம் வரலயே நீங்க சொல்லுங்களேன்!
ம். "சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் நாளில்" கேட்டுருக்கிறீங்களா அந்த பாட்ட? <laughs> அந்த ட்ரம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லிங்களா?
ம். ம்ஹ்ம். அடடா! கேக்குறதுக்கே ரம்யமா இருக்கே. ஏன்னா, அ அந்த சங்கீதத்துக்காகவே அந்த பாடலா?
<laughs> அந்த சங்கீதத்துக்காக, அதேமாதிரி அந்த பாட்டோட தொடக்கம் பாத்தீங்கன்னா, செம்ம பீட் இருக்குங்க.
ஆஹ்ம்.
கேட்டுருக்கீங்களா? தர, தர, தரன்னு, ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த பாட்டுல. அ அந்த பாட்டெல்லாம் உண்மையிலேயே இன்னைக்குமே வந்து நம்ப எங்க போனாலும் வந்து இந்த பாட்டெல்லாம் கேட்டா, நம்ம மனசுக்கு, அந்த, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனேங்கிற மாரி போய்க்கிட்டே இருக்கலாங்க.
ஆ. அ, அ, அ. அவ்வளோவு தான். அருமையா சொன்னீங்க. ஆ.
<laughs> அப்போ அந்த மாதிரி பாட்டு வந்து எனக்கு இந்த கல்யாணம் அப்படின்னு வரும்போதெல்லாம் வந்து எனக்கு இந்த பாட்டுகள்லாம் கண்டிப்பா ஞாபகம் வரும். இன்னொன்னு அருமையான பாட்டு இருக்குது, அத மறக்கவே முடியாது. "அழகான மனைவி, அன்பான துணைவி, அமைந்தாலே பேரின்பமே. நல்ல மணயாளில் நேசமொருத்தோ" அப்படின்னு அந்த ரகுமான் சார் நிறுத்துவாரு பாத்தீங்களா? அ ஏன், அவர் வாழ்க்க சரியா அமையலையாம், அதனால வந்து அவருக்கு
ம்ஹ்ம். அப்படியா? ம். ஆமா. ஆமா. அந்த பாடல் முழுக்கவே, அந்த மனைவி, அவங்ககிட்ட படுற இன்னலெல்லாம் நினைச்சு, நினைச்சு அப்படியே ஒரு மாரி ஆ அவருரோட மனம் உருகி, ஆ பாடுவார். ஆ. அ.
<laughs> ஆமாங்க, இ அதுவும் இந்த காலத்துல அந்த மாரி பாட்ட நினைச்சு பார்க்க முடியுமா?
ம். அந்
ஆ, கேட்டா வந்து "ஓய் திஸ் கொலவெறி, கொலவெறி, கொலவெறி?" பாட்டே கொல வெறியா வைக்கிறாங்க. அப்புறம் எங்கேந்துங்க?
ஆமா, ஆமா. அ ஆமா ஆமா ஆமா. சரி நீங்க இது வந்து மனைவி, மனைவிகிட்டமிருந்து நல்ல மனைவி அமையணும்னு சொல்லி ஏக்கத்தோட அவர் பாடுவாரு. அது வந்து, அ இளையராஜா தான் அந்த பாடல பாடியிருப்பாரு. ஆனா, வந்து இளையராஜா பாடினாருனு நிறைய பேருக்குமே அது க அவ்வளாவா அவர் வந்து ரொம்ப இளமையா இருக்கப்ப, சிறு வயதுல பாடுன பாட்டு
<laughs> ஓ! அப்படியாங்க? நீங்க சொல்றது இதுவே எனக்கு வந்து ஒரு புதிய தகவலா இருக்கு. சொல்லுங்க. அ.
ஆமா. இளையராஜா தான் பாடி இ இ இல்ல இல்ல நான் மன்னிக்கவும். அது வந்து நான் தவறான தகவல் சொல்றேன். எஸ்பிபி பாடுனாரு. அ அ எ வாலி எழுதுனாரு, எஸ்பிபி பாடுனாரு. ம் இளையராஜா பாடுன இன்னொரு பாடலுக்கு தான் நான் உங்கள்கிட்ட மாத்தி சொல்லிட்டேன். அத நீங்க கேட்டுருப்பீங்க, அத எந்த மாரி தருணங்கள்ல கேட்போம்னா? ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய தருணம். அப்புறம் வந்து, அ ஒரு யாரையாவது போற்றி ஒரு ஊருக்கு ஓ சேவை செய்கிறவங்கள போற்றி பாடணுனா இந்த பாட்ட சொல்லுவாங்க. என்ன பாட்டு! நீங்க கேள்விப்பட்டுருப்பீங்க. ம் "காட்டு வழி போற பொண்ணே கவலைப்படாத."
ஆமாங்க. அ. சரிங்க. சொல்லுங்க. ம். ம்.
காட்டுப்புலி வழி மறைக்கும், கலங்கி நிக்காத. மம்முட்டியான் பேரு! சொன்னா, க் புலி ஒதுங்கும் பாரு! அப்டின்னு ஒரு பாடல் இருக்கு.
அருமை! அருமை! அருமை! அருமை!
அ மலையூர் மம்முட்டியான்ங்கிற படத்துல இருந்து, 'இளையராஜா' வந்து பாடிருப்பாரு, இசை அமைத்து.
ஏங்க! இந்த பாட்டு சொல்லும்போது, எனக்கு இன்னொரு பாட்டு ஞாபகம் வந்துருச்சுங்க. உங்க லைன்லயே நான் வர்றேன் கேளுங்க! "கத்தலங்காட்டுவழி, கல்லுவட்டி ரோட்டு வழி, வண்டி கட்டி போறவளே, வாக்கப்பட்டு போறவளே, வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா! டி டி டி டிங்! அப்டின்னு.
சொல்லுங்க. அ. ம். ஆமா. ம்ஹ்ம். தாய் மாமாவோட பெருமைகள சொல்ற பாட்டா?
ஆமா. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி போறது, இந்த விஷயலாம் வந்து எவ்ளோ அழகா வந்து அந்த பாட்டு வழியா, அ எ சொல்லிருப்பாங்க இல்லீங்களா?
அ. அ. நிச்சயமா நிச்சயமா. அழகா சொன்னீங்க. அ அதே மாதிரி, இப்ப நீங்க வந்து நமக்கு டிசம்பர் வருது, அடுத்து புத்தாண்டு வந்தோன்ன 12 மணிக்கு ஒரு பாட்டு போடுவோமே! அத நீங்க மறந்துட்டீங்க. இன்னும் 40 வருஷம் ஆனாலும் இந்த பாட்டு தான் போடுவோம் நம்ம. மொதல்ல.
அ. இளமை இதோ! இதோ! மரந்தே போயிட்டோம்ல! ஆமா விஷ் யு அ ஹப்பி நியூ இயர்.
அங்கேர்ந்து நம்ம 'கமலஹாசன்' அந்த வண்டிய எங்க வச்சிருப்பாருனே தெரியாது. எடுத்துட்டு வந்துருவாரு சல்லுன்னு.
ஐயோ! உங்க கூட பேசும்போது, என்னோட சின்ன வயசலாம் ஞாபகப்படுத்துறீங்க போங்க. எப்டி இருந்த நா, இப்டி ஆயிட்டே.
ம். அ. ம். அது சரி. அதனால, அது, வந்து உங்களுக்கு வந்து, அ, ஒரு அந்த பாடல் வரும். தீபாவளினாலே நெறைய பாடல்கள் கேட்டுருப்பீங்க! <chuckles>
ம். அ வரும் வரும் வரும் வரும். நான் சிரித்தால், தீபாவளி ஹோய்! <laughs>
அது சரி. தீபாவளிக்கு வேற பாடல்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதா? இ
ஆ ஆமா. மத்தாப்பு தப்பிச்சுட்டு சுட்டு போடட்டுமா.
அ இப்ப தல பாடுன பாட்டு 'அஜித்து' பாடல், அ தீபாவளி, தல தீபாவளின்னு ஒரு பாடல். ம். இது லேட்டஸ்டா அது.
அது என்னங்க? ஆ! மாமாமா ஆமா தீபாவளி பாட்டு இப்ப வருது. எவ் எவ்வளோ பண்டிகைக்குலாம் பாட்டு பாடி வச்சிருக்காங் பொங்கலுக்குமே பாட்டு பாடி வச்சிருக்காங்க இல்லீங்களா?
பொங்கலுக்கு நெறைய பாட்டு அ. அ ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் மங்கலம் செய்யடி அப்டின்னு ஆரமிச்சு, மகாநதி பாடல்ல, அப்டின்னு சொல்லி அது அருமையா போகும். மகாநதில இருந்து, அது வந்து பொங்கல்னாலே அந்த பாட்டு வந்து ஃபேவரெட்டா அப்படி ஒரு
அ. நீங்க ஒரு பாட்டு சொல்லுங்களேன். அ மகாநதி, மகாநதி. அது ஒண்ணு. அ. அ அந்த பாட்டும் வரும், அதுலயே வந்து தைப்பொங்கலும், பொங்குது, பாலும் பொங்குதுன்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா?
ம்ஹ்ம். ஆ! அதான் அதான், அதுதான் முக்கியமான பாடல் நீங்க சொன்னது. அதுல 'கமலஹாசன்' எல்லாமே ஒரு 5,6 பேர் அப்படியே வரிசையா அதுல வந்தாங்க. நல்லா இருக்கும் அமையா அருமையா இருக்கும். சரி இது போல, திருமண நிகழ்வுகள்ல, திருமணத்த வந்து போற்றி நம்ம எடுத்தோனமே நீங்க ஒரு பாட்ட சொல்லிட்டீங்க. அ இப்ப வந்து ஒ திருமணத்த ஒட்டி, ரொம்பவே ஒரு லேடஸ்டா நெறைய காதல் அப்டியே பொழிற மாதிரி பாடல்கள்லாம் கணவன் மனைவிக்கு இடையில அன்ப பொழியற மாதிரி காதல பொழியற மாதிரி இப்போ, புதிய வகையான பாடல்லாம் வந்துருக்கே திருமண விழாக்கள்ல. அதுமாரி உங்களுக்கு எதாவது தெரியுமா? இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள்ல?
ஆ. ஆமாங்க. சரிங்க. அப்படிங்களா? அது என்ன பாட்டுன்னு சொல்லுங்களே? இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில்ன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அவ்வளோவா வந்து எனக்கு இல்லைங்க. ஏன்னா, நான் வந்து பாட்டு ரொம்ப ரசித்து கேட்கறதுக்கான, ஒரு இளமை பருவத்திலே எனக்கு நேரம் இருந்துச்சு. அப்போ நல்லா கேட்டேன். காதல்லேயே பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்லும்போது, "நான் உனை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே! சுந்தரி" அப்பிடின்னு வரும் பார்த்தீங்களா?
அடடா! அருமையா பாடிட்டீங்க. நீங்க எதோ அந்த பாடகியே வந்து பாடுனமாரி எனக்கு ஒரு அருமையா இருந்துச்சு. <laughs>
<laughs> எ இறைவனுக்கு நன்றி. <chuckles> அ அந்த பாட்டெல்லாம் வந்து உண்மையிலே நம்ம காதல் தருணங்கள், அதேமாரி நம்ம ஒரு இப்போ அது எப்போ நான் கேட்டேன்னு கேட்டீங்கன்னா, என் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பாட்ட கேட்டு இதுதான் என்னுடைய கணவர் அப்பிடிங்கிறது நிச்சயமாயிடுச்சு. அப்போ அந்த நேரத்தில வந்து நாங்க கண்ணாலேயே பேசிக்கிருவோம். <laughs>
சரி. ஓ! அப்ப நீங்க கல்யாணம் பண்ண காலகட்டத்துலல்லாம் தொலைபேசி இருந்ததா அலைபேசி?
அலைபேசி இருந்துச்சான்னா இருந்துச்சு இருந்துச்சு. ஆனா வந்து இந்த பட்டன் ஃபோன் மாரி இருந்துச்சுங்க.
ஆஹ. சரி, சரி.
அந்த பட்டன் ஃபோனை வச்சுக்கிட்டு, நாங்க வந்து அப்படியே கவர் பண்ணிகிட்டு, நிறைய நேரம் ராத்திரலாம் பேசிக்கிட்டே இருப்போம். அந்த மம்மூட்டியோட ஒரு பாட்டு வருமே, மம்மூட்டி சார் நடித்த பாட்டு என்ன பாட்டுங்க அது.
ஆஹ. அ. அது அது அந்த 2 பேரும் ஃபோன காதுலேயே வச்சிட்டு தூங்கிட்டு இருப்பாங்களே. ஆமா. ம்ம்முட்டி மம்முட்டியும் பிரியாவும் நடித்த அ.
ஆமா. அது டே ட ட டே ட ட அது வருங்க. பாடு திரைவன். அ ஐயய்யோ! அதெல்லாம் எவ்வளோ அருமையான பாட்டுங்க. இப்போலாம் என்னங்க பாட்டு எழுதுறாங்க.
அ. இந்த வே ம். "சங்கீத ஸ்வரங்கள்." அந்த பாட்டா? 2 பேரும் மாறி மாறி மாறி அருமையா எடுத்துருப்பாங்க. நல்லா இது பண்ணி. ம்.
ஆ. அதேதாங்க. எவ்வளோ அருமையான பாட்டு அதெல்லாம். ம். ஆமா. அ அதெல்லாம் வந்து காதல் தருணத்தை உண்மையிலே வந்து நமக்கு நினைவுற்று
ஆனா. இந்த காலகட்டத்துலலாம். அந்த தொலைபேசியில அந்த வெகுநேரம் பேசுற ஒரு பழக்கோல்லாம் இப்ப இல்ல இல்லையா இல்ல குறைஞ்சிருக்கா அப்படின்னு எனக்கு எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் தோணுது. ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி, 15 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த பெரிய ஒரு ஈர்ப்புலாம் இப்ப இருக்க மாரி தெரில. அதாவது பேசிகிட்டே இருக்கற்து.
ஆமா. <laughs> அது என்னன்னா, அந்த காலத்தில தொலைதூரத்தில இருந்ததுனால பேசிக்கிட்டே இருந்தாங்க தொலைபேசியில, இன்னைக்கு தான் வந்து டெய்லி டேட்டிங் அப்படி இப்படின்னு போயிருதுல்ல வாழ்க்
ம். ம். அவ்ளோதான். எதாவது ஒரு நாள் பார்க்கணும்னா நேர்ல பார்க்குறோம். அன்னைக்கே எல்லாம் பேசி முடிப்போம். எல்லாம் ஓகே அப்டின்ட்டு. அ அதுக்கு அப்புறம் உன்கிட்ட என்ன பேசிக்கிட்டு, எனக்கு டயர்ட்டா இருக்கு. நான் தூங்குறேன்.
அ அவ்வளோதான். லைஃப் அப்படியே எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த இல்ல, நான் தூங்குகிறேன்ல, நான் அடுத்தாள பார்த்துக்கிறேன். ம்.
அவ்வளோதான். அது உண்டு நீங்க ரொம்ப வெளிப்படையா சொல்றீங்க. அ நான் கொஞ்சம் பக்குவமா சொன்னேன். நீங்க வெளிப்படையா சொன்னீங் ம்.
அதுதான் அவர் சொன்னார்ல, நம்ம தலைவரு கமலு சொன்னார்ல, "அல்வார் பேட்ட ஆளுடா அறிவுரைய கேளுடா, ஒரே காதல் ஊரில் இல்லையடா. ஒரு டாக்டர் பொண்ணு நோ சொன்னா, நர்சு பொண்ண காதலின்னு." கரெக்ட்டா தானே சொல்லியிருந்தாரு.
அ. அவ்வளோதான். ம். நர்சு பொண்ணு. ஓ! அவரு சொன்னத கேட்டு வழி நடந்து, அந்த மாரி போய்க்கலாங்கிறீங்க.
ஐய்யயோ! நான் அந்த மாரிலா போயி அந்த மாரிலாம் போயிறக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு அந்த வயசுல அது இளமை, அது வாலிப வயசு. பிரச்சனை இல்ல, ஆனா குடும்பம், குட்டி அப்படி ஆனதுக்கப்புறம். அத செஞ்சோம்னா கண்டிப்பா கஷ்டம் தாங்க வாழ்க்க.
அது சரி. ஆ. ஆ. அத சொல்லுங்க. அது அது அந்தந்த காலகட்டம் அனுபவிக்கிறமா, அதோட முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலைய பார்க்க போயிறணும்.
ம். ஆமாங்க. வாழ்க்கைய ரசித்து, ருசித்து, இந்த மாரி வந்து நம்ம வாழ்க்கைய 1 1 பருவமும் நம்ம வாழ்க்கையில வந்து, நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோன்னா, அதுக்கப்பறம் 1 குடும்பத்தில எல்லாம் ஆடி அடங்குனதுக்கப்பறம், ஆடி அடங்கும் வந்து நின்னுடுறோம் பார்த்தீங்களா? எங்க போனாலும், இந்த "இசை" அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைய தொட்டுட்டு தாங்க இருக்குது.
நல்லா நல்லா சொன்னீங்க. அ. நிச்சயமா. ஆமா. இ இசை இல்லன்னா மனிதன் இல்லைங்கிற மாரி தான் இருக்கு. அதில குறிப்பா நம்ம இளையராஜா போன்ற மாமேதைகள்லாம் இல்லன்னா, நம்மளுடைய நிலமை ரொம்பவே மோசமாயிருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அடப்பாவமே! இப்படி சொல்ட்டீங்க.
நான் எல்லாம் இன்னைக்கு பொட்டிக்குள்ள இருந்திருப்பேன். நீங்க வேற.
ம். அந்த மாதிரி அவர் வந்து எல்லாம் இன்னைக்கு, இன்னைக்கு ஜென்ஸின்னு சொல்லக்கூடிய, 2000த்துக்கு பிறகு பிறந்த குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் கூட, ஒரு 40 ஆண்டுகள் 45 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த பாடல்கள், இளையராஜா பாடல்களா கலெக்ஷனா எடுத்து வச்சு, அத வந்து ரொம்பவே கேட்டு ரசிக்கிறாங்க. இன் எ இ இன்னைக்கு வர பாடல்கள்லாம் இன்னைக்கு திரைப்படத்தில 1 பாடல் வந்துச்சுன்னா, மறுமுறை எங்க இருக்கும்ன்னே தெரியாது. அது ஞாபகத்தில நிக்குமா? வ அதுமாதிரிலாம் ஒண்ணுமே தெரியாது. ஆனா அன்னைக்கு வந்த பாடல்கள்லாம், இன்றளவுலயும் அது காலத்துக்கு ஏற்ப, அ டிஜிட்டல் தளங்கள்ள மாற்றி, எப்பவுமே கேட்கிற மாரி இருக்கு.
ஆமா. ஆமா. ம். ஆமாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, இப்ப கூட என் பொண்ணு பாடிக்கிட்டே தான் இருப்பா. "பாட்டு பாடவா! பார்த்து பேசவா!" அப்படிங்கிறத, அவ இன்னைக்கும் பாடுறா. அன்னைக்கு வந்து, அது என்னமோ ஒரு எப்போ எத்தனையோ வருஷம் எங்க அப்பா காலத்திலல்லாம் வந்த பாட்டு. இன்னைக்கு இந்த கொழந்தை பாடுதுன்னா, அது அந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தியிருக்குது நம்ம அதாவது, அது சும்மா இல்ல. எவ்வளோ உழைப்ப போட்டிருப்பாங்க, எவ்வளோ வந்து அவுங்க இது பண்ணியிருப்பாங்க, இந்த பாட்டை வந்து இந்த இசையும், பாட்டும் ஒண்ணா கொண்டு வர்றதுக்கு. வரிகளையும் ப இசையும் கொண்டுவர்றதுக்காக. அந்த பாட்டை எவ்வளோ கஷ்டமா வெளிய கொண்டு வந்திருக்காங்க. அதுனால தாங்க, அந்த உழைப்பு அதுக்கு பின்னாடி இருந்ததனால தான், இன்னைக்கு அது நில நிறுத் நில நிக்குதுங்கிறது என்னுடைய கருத்து.
ம். <chuckles> அரும, அரும. அருமையா சொன்னீங்க. அருமையா. அதுல எதுவும் மாற்று கருத்தே இல்லை. "அ இன்றைய காலகட்டங்கள்ல, விழாவாகட்டும், எதாவது ஒரு திருமண நிகழ்ச்சி, சுப நிகழ்ச்சிகள்ல அ நம்ம அந்த நிகழ்ச்சிகள எப்பயுமே நினைவூட்டுற மாரி, பாடல்கள்லாம் எப்படி இடம்பெறுது?" அப்படிங்கிறத, உங்களுடைய அனுபவத்தலிருந்து, நிறைய எடுத்துக்காட்டுகளோட, அழகா பாடிக்காட்டி, ரொம்பவே அருமையா விளக்கி சொன்னீங்க. உங்களோடு உரையாடியது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது நன்றி.
சரிங்க. நன்றிங்க.